அதாவது எனக்கு ஒரு சந்தேகம் எப்பவுமே இருக்கும். எப்டின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தந்தை வந்து இந்த மாதிரி புகைப்படங்களெல்லாம் சேகரிச்சு வச்சுருக்றாரு. அவருக்கு முன்னாடியே வாழ்ந்தவர்களுடைய புகைப்படங்கள் சில நேரம், அப்புறம் அவரு வாழ்ந்த வாழ்க்கை, அப்புறம் எங்களுடைய புகைப்படங்களெல்லாம் சேர்த்தி வைப்பாரு. அவருக்கு அந்த பழக்கம் உண்டு. ஆனா நாங்க பார்த்தீங்கன்னா, எங்களது நாங்களே இப்ப பார்க்க போனா, அவருக்கு முந்தைய காலத்ல வாழ்ந்தவங்களல்லாம் எங்களுக்கு அதிகமா தெரியாது. சொல்லுவாரு. இவங்கன்னு சொல்லுவாரு. அப்டிங்களா? அப்டின்னு கேட்டுட்டு விட்ருவோம். ஆனா சிறு வயதிலேருந்து நாங்க அத பார்த்து பார்த்து பார்த்து, இப்ப நாங்க அது நாங்களே வந்து அத பெருசா எடுத்துக்க மாட்டோம். ஆனா நம்ம பிள்ளைங்கள் வந்து எந்த அளவுக்கு இத பாதுகாப்பா வைப்பாங்க. அப்டின்னு எனக்குள்ள ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம வந்து அத பாதுகாப்பா வைக்கணும் அப்டின்னா, நம்ம எந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கணும்னு நெனைக்கிறீங்க?
ஒ! ம். ம். ஓ! ம். ம். ம். ஆமா. ஓஹோ! ம். ம். ம். ஓஹோ. ஆஹ. ஆ ஏங்க இப்பல்லாம் பார்த்தீதிங்கன்னா, அந்த லேப்டாப்ல வந்து இவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பென்ட்ரைவ்ல போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஆல்பமா போட்டு வச்சுக்கலாம். இப்ப நீங்க சொன்ன மாரி இப்ப உங்க அப்பா வந்து எப்டி வந்து அந்த இதெல்லாம் சேகரிச்சு வச்சுருக்காங்களோ, எங்க அப்பாவும் பண்ணுவாருங்க. அது என்னன்னா அவுங்களுக்கு ஒரு பெருமை. இப்ப யாராவது வந்தாங்கன்னா, இங்கே பாரு எங்க தாத்தாவ பாருங்க, எங்க பாட்டிய பாருங்க, எங்க பாட்டியோட அம்மாவ பாருங்க, அவுங்களுக்கு ஒரு பெருமையா இருக்கும், அத சொல்லும்போது அத காமிக்கும்போது. அப்ப அந்த காலத்துடைய ட்ரெஸ்
கண்டிப்பா. நம்ம குடும்பத்துக்கே யாராவது புதுசா வர்றாங்கன்னா, உடனே அந்த ஆல்பம்லாம் எடுத்து காட்றது. ஆமா, ஆமா, ஆமா.
காட்டு ஆமா. நம்மளுடைய கல்ச்சர்லாம் கூட நம்ம புகைப்படத்த மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. நம்ம எப்டிப்பட்ட கலாச்சாரத்ல இருந்தோம். நம்ம பாட்டி தாத்தா எப்டி ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க? அவங்க எந்த மாதிரி வாழ்க்கைய வாழ்ந்தாங்க? அவுங்க எப்டி ஒரு ஏழ்மையான வாழ்க்கைய வாழ்ந்து, நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கைய குடுத்துருக்காங்க. அது எல்லாத்துலயும் அந்த புகைப்படத்த பார்த்து நம்ம வாயிலாக தெரிஞ்சுக்கலாங்க.
கண்டிப்பா, கண்டிப்பா. இப்ப கண்டிப்பா, இன்னும் சொல்லப்போனா, நம்ம வந்து இந்த கடவுள்களையே வந்து, இப்ப சிலையா செதுக்கினாங்கன்னா, அதுக்கு முன்னாடி யாரோ ஒருவர் வந்து, அத வந்து வரைபடமா ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு இமேஜினேஷன்ல கற்பனையா தானே ஒரு வரைபடம் குடுத்தாரு. அத படமா நம்ம பார்த்து தானே அதுக்கப்புறம் அத சிலையா செதுக்கி, நம்ம மனசில இப்ப முருகன் அப்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அ கையில ஒரு வேல் வச்சிருப்பாரு. மயில் பின்னாடி இருக்கும். இது எல்லாமே யாரோ ஒருவர் எழுதிய எழுதினது. ஒரு புகைப்படமா இருந்த விஷயம் தான், வந்து இப்போ நிஜமா மாறி, மக்களுடைய மனசுல வந்து, அது ஒரு நிஜமாவே பதிஞ்சிருக்கு இல்லைங்களா? புகைப்படங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு, இப்ப சில பேரு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்ப புகைப்படங்கள வந்து வீடுகள்ல. ஆ வீட்டு முற்றம்னு சொல்லக்கூடிய மொதல்லதான் அந்த நடு ஹால் இருக்கும். கூடம்னு சொல்லுவாங்க. அங்க வந்து லைனா மாட்டி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு தலைமுறையோட புகைப்படங்களும் மாட்டி வச்சுருப்பாங்க. இல்லைங்களா? இப்ப அந்த பழக்கங்கள் இப்ப இருக்கா? இல்ல ஏன் இப்ப கம்மி ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறீங்க நீங்க?
ம். ம். ம். கண்டிப்பா. ம். ம். ம். ஆமா. ஆமா. ம். ம். ம். ஆமாங்க. ம். ஆமா. ஆமா, ஆமாங்க.

எங்க பேக்கெல்லாம் ஒருத்த ஒரு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க வீடு இருக்கு. அங்க வச்சுட்டு, அங்க இருக்கக்கூடிய சில்ட்ரன்ஸ் பார்க்கு, பொட்டானிக்கல் கார்டனு, போட் ஹவுஸு இங்கே எல்லாம் எங்கள கூட்டிட்டு போய் காமிப்பாங்ரு.
ம்ஹ்ம். ம். ஓ! அது அதை எல்லாமே சுத்திப் பாக்க வெப்பாரு. ஓ! சரி, சரி, சரி.
ஆமாமா. அப்போ, அங்க ஒ எல்லான் எல்லாம் அந்த காலகட்டத்திலங்க, ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்லணும்ன்னா, இப்போ ஒண்ணாவது படிக்கும்போது, அந்த பொட்டானிக்கல் கார்டன் போயிருக்கேன்னா, அப்போ ஒரு புகைப்படம். 2ஆ- 2வது படிக்கும்போது ஒரு புகை அதே பொட்டானிக்கல் கார்டன் போனேங்ன்னா, அப்போ ஒரு புகைப்படம். இப்புடி
பரவால்ல. எப்படின்னா, இப்போ நான் மத்தவங்கள்லாம் பாத்தீங்கன்னா, இந்த எடம் ஒரு தடவ அந்த எடத்துக்கு போயிட்டோம்னா, ஏற்கனவே வந்த எடம் தானே! வாங்க போலாம்ன்னு, அடுத்த எடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. ஆனா பரவால்ல, ஒவ்வொரு வருடமும் அதே எடத்துல புகைப்படம் எடுத்திருக்கீங்க.
ஆ. ஆமா. புகைப்படம் எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு வருடமும் அந்த எடத்த போயி நாங்க பாக்காத நாளே இல்லைங்க. ஆ அவ்ளோ ஒரு மகிழ்ச்சி தரகண்ட கடந்த ஒரு தருணம் அது. அந்த புகைப்படத்த இப்ப நான் பாக்கும்போது இப்போ கிட்டத்தட்ட அம் அம் அந்தலாம் காலம்லாம் கடந்து எத்தனையோ வருஷங்கள் ஆயிடுச்சு. இப்போ பாக்கத்த அந்த புகைப்படத்த எடுத்து பாரக்கும்போது, அந்த காட்சிகள் எல்லாம் அப்படியே கண் முன்னாடி வருது. அவரு கையை பிடிச்சு நடந்தது அந்த
<laughs> அதாவது அந்த ஒவ்வொரு வருடமும், ஒ ஒரு அதாவது ஒரு 5 வயதில இப்படி இருந்தோம், 10 வயதில இப்படி இருந்தோன்னுட்டு. இல்லைங்களா?
ஓ. ஆ. ஆமா. அந்த புகைப்படம் ஒண்ணு ஒண்ணும் நம்மள்ட்ட ஏதோ ஒண்ணு சொல்லுது. <tsk> "பாரேன் நீ இந்த இடத்தெல்லாம் பாத்த, நீ இப்படிதான் இருந்த. நீ இப்படிதான் செப்பல் போட்டிருந்த. உன் ஹேர் ஸ்டைல் இப்படி தான் இருந்துச்சு" இப்போ நம்ம எல்லாமே மாத்திக்கிட்டோம். இப்போ எதுவுமே நம்ம அத வச்சுல்ல இல்லீங்களா? நம்ம எல்லாமே மாறிகிட்டோம் நம்ம. ஆனா அப்ப அந்த பழைய காலத்து புகைப்படம் பாக்கும்போது, நமக்குள்ளயே ஒரு அறியாத ஒரு உணர்ச்சி, ஒரு உணர்வு, ஒரு ஆனந்தம்
கண்டிப்பா கண்டிப்பா. <laughs> நம்ம வந்து மீண்டும் அதே சிறு பிள்ளைகளா சில நேரங்கள்ல மாறிருவோம். யாருமே நம்ம பக்கத்தில இல்லங்கும்பொழுது, அந்த புகைப்படத்துக்குள்ளயே நம்ம வாழ் நம்ம விட்ட வாழ்க்கைய, அங்கயே தேட ஆரம்பிப்போம், இல்லைஙகளா? அது ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமா இருக்கும்.
ஆமா. ம். ஆ. தேட ஆரம்பிச்சுருவோம். நமக்குள்ளேயே நம்ம சிரிச்சுப்போம். அந்த நினைவுகள்லாம் வர ஆரம்பிக்கும். ஒரு மாரி உடம்பெல்லாம் மெய்சிலுத்து போய்ரும். ம்.
ஆமா, ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. அந்த புகைப்படங்கள பாதுகாத்து வைப்பது வந்து, எந்த அளவுக்கு முக்கியம்ன்னு நெனைக்கிறீங்க?

இப்போ ரொம்ப அழகா சொன்னீங்க. எனக்கு ஒரு ஏக்கம் இருந்தது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க வாழ்ந்த வீடெல்லாம் பாத்தீங்கன்னா, ம் ஓட்டு வீடுகள். அ இப்போ வந்து அந்த எடத்த வந்து இடிச்சுட்டு, ஃபுல்லா வந்து அடுக்கு மாடி குடியிருப்பா மாத்தீட்டாங்க. ஆனா, அந்த பழைய ஓட்டு வீடுகளுடைய புகைப்படங்கள் வந்து எங்ககிட்ட இருக்கு. அ இப்போவும் நாங்க அத பாக்கும்பொழுது, அப்படி இருந்த எடந்தான், இப்ப இப்டி ஆயிருச்சு. அந்த நினைவுகள் மட்டுந்தான் நம்ம கிட்ட இருக்கும், இல்லையா! அந்த இடம், எல்லாமே மாறிப்போச்சு இல்லிங்களா. அப்
ஆமா. ம். சரிங்க. ம்ஹ்ம். ம். கண்டிப்பா. ஆமா. ஆமா. இப்போ இந்த புகைப்படம்ன்னு பேசும்போது, எனக்கு ஒண்ணு ஞாபகத்துக்கு வருதுங்க. நெறையா பேர் பாத்தீங்கன்னா, இந்த திருமண ஆல்பத்த வந்து போட்டு பத்திரப்படுத்தி வச்சுப்பாங்க. அதெல்லாம் கூட ஒரு வகையா, ஒரு கிண்டலா கூட சொல்லுவாங்க. அந்த வ அந்த அ கெட்ட நாள, நானு பாத்து பாத்து ரசிச்சிட்டு இருக்கறேன்னு கூட சொல்லுவாங்க அவுங்க. சில ஆண்கள்லாம்.
ஆமா ஆமாமா. ஆனா, அத சொல்றது மட்டுந்தான் அப்டி நெஜம் அது இல்ல! இல்லீங்களா?
ஆ கிடையாது, நெஜம் இல்ல ஒரு வெளயாட்டுக்கு சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவுங்களுக்கு அவ்ளோ ஒரு சந்தோஷம் இருக்கும். அவுங்க சொல்லிப்பாங்க. ஒ நீ பாரேன் எப்டி சிரிச்சிட்டு இருக்கன்ட்டு, "இங்க பாரேன் நீ எப்டி பாக்குறன்னு பாரேன். அங்க பாரேன் உங்க அம்மா எப்டி நிக்கிறாங்க." <tsk> அப்போ என்னா ஆகுது? அந்த எடத்துல வந்து, எதார்த்தமா மக ம மக்களின் அந்த, அ முகத்த வந்து நம்ம பாக்கலாம். <tsk> அந்த எடத்தல வந்து இப்போ ஃபோட்டோக்கு வந்து போஸ் குடுக்கும்போது "ஆ எல்லாம் போஸ் தரோம் ஃபோட்டோல நில்லுங்க" அப்படின்னு சொல்லி குடுக்குற ஃபோட்டோ வேற! அம் எதார்த்தமா எடுக்கிற ஃபோட்டோ வேற.
ஆமா ஆமா. இயல்பா நம்ம நம்ம வேலைகள்ல இருக்கும்போது, ஒருவர் நம்மள வந்து போகஸ் பண்ணீ எடுத்து வெச்சிருப்பாரு. அத பாக்கும் பொழுது இன்னுமே நல்லாருக்கும். <chuckles>
ஆமா. ஆ. நல்லாருக்கும். ஓ! நம்ம இப்படிலாம் பண்ணீருப்போமா? ச்சி இன்னும் கொஞ்சம் நல்லா நின்றுக்கலாம்ல்ல! எ இன்னும் கொஞ்சம் ப கரெக்ட் ப கரெக்ட்டா நின்றுருக்கலாம்ல்ல, இப்படிலாம் நமக்கு அதுல பாக்கவும் தோணும், பேசவும் தோணும் நமக்கு. "ஏய் உங்க அக்கா பாரேன் எப்டி சிரிக்கிறா?" அப்டின்னு
சில நேரங்கள்ல வந்து, அந்த பழைய ஆமா. சில நேரங்கள்ல வந்து, அந்த பழய புகைப்படங்கள்ல நம்ம உறவினர்கள், நம்ம நெ நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களா இருப்பாங்க. இப்போ வந்து நம்ம தொலைவில இருப்போம். இல்லீங்களா. அத பாத்து அந்த ஏங்குன நாட்களும் உண்டா?
ம். ம் ம். ஆமா.